இல்ல, நிச்சயமாங்க. இல்ல, என்னோட கல் கல்லூரி பருவத்திலும் பாத்தீங்கனா, அந்த ஆனுவல் டே அது மாரிலாம் வெப்பாங்க. ஆனா நான் மத்தவங்க ஆடுவாங்க. அத நான் உக்காந்து பாக்கும்போது, எனக்கு ஒரு <tsk> பழைய நினவுகள் தான் எனக்கு வரும். எனக்கு ஒரு ஃபீல் ஆகும்.
ஒரு அ நினைவுக்கு வந்துரும், ம், புரியுது.
ஆமாங்க. ஏன்னா என்னடா நம்பளும் நம்ப ஆடிருப்பமே, நம்ம ஏன் இப்ப ஆடாம விட்டுட்டோம்? ஏன் அந்த ஆர்வம் போயிடுச்சு? அப்டின்னு எனக்குள்ளயே ஒரு கேள்வி இருந்துது. அது மீறியுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட் பண்றதுனால அந்த ஒரு இது அந்த ஆர்வம் போயிடுச்சுங்க இதுல.
ஆமா. ஆமாமா. அ உண்ம உண்ம. உண்ம உண்ம. அது அது வந்து மனசுல இருக்கற, இது வந்து உண்மதான் அது. அது எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கான மருந்துகளையும் நம்ம தேட முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு விரக்தியில தான் நம்ம உக்காந்திருப்போம் அது. "எங்கயோ மிஸ் பண்ணிட்டோமே!" அப்டின்ட்டு.
அது கரெக்ட்டு தாங்க. இல்ல அப்ப வந்து <laughs> நிச்சயமா. இல்ல இப்பதான் இப்ப அந்த ஆர்வம் வந்துருச்சு திரும்ப. இப்ப நான் வந்து வேலைக்கு போய்ட்டு இருக்கேன். சோ அந்த ஆர்வம் வந்துருச்சு. நேரம் கிடைக்க மாட்டேன்துங்க. <coughs> ம்.
ஆனா, ஆனா, நமக்கு அந்த நேரம் கிடைக்க மாட்டேன்து, அதுதானே! பரவால்ல, நீங்க ரொம்ப நெறையா நெறையா விஷயங்கள் உங்களோட, அ அ கலைப்பயணத்தப் பத்தி சொன்னீங்க, உங்களோட ஆசையப் பத்தி சொன்னீங்க. எப்படி நான் அத மறந்தேன்றதப் பத்தி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கு. ரொம்ப நல்லா போச்சு. என்ன என்னா சொல்றதுன்னு தெரியல, எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துது.
இல்ல நீங்களுமே நீங்க ஸ் கேட்ட கேள்வினாலதான் என்னால சொல்ல முடிஞ்சது. என்னோட ஆழ் மனதுல இருந்தது எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க அருமையா கேள்வி கேட்டீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேள்வியும் கேட்டீங்
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி! மறுபடியும் த வாய்ப்பு கெடச்சா, கண்டிப்பா நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசலாம்.

அதுவும் இல்லாம நான் வந்து புதுசா போய் ஜாயின் பண்ணதுனால, அந்த அளவுக்கு எனக்கு பிரெண்ட்ஸ்ஸும் டக்குனு சேரல. அதே மாரி அ டீச்சர்ஸ்க்கும் எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் உன்னும் மிங்கிள் ஆவல கரெக்ட்டா.
ஓ! ஆஹா.
அதனால படிப்புல மட்டும் தான் நான் கொஞ்சம் இதுவா இருந்தேன். அப்புறம் 6வது, 7வது போச்சி. 8வது படிக்கும் போது தான், எனக்கு அந்த உன்னும் ஆர்வம் வந்து, இன்னும் அதிகமா தூண்ட ஆரம்பிச்சது.
ஆ. போய் கலந்துக்க ஆரம்பிச்சீங்க.
ஆமாங்க. நான் 8வது படிக்கும் போது தான் பர்ஸ்ட்டு பர்ஸ்ட்டு நான் கலந்துகிட்டேன். அதுவும் அந்த கலந்து
ஓ! மேடை ஏர்றதே அப்பதான். உங்களுடைய மேடையோட அரங்கேற்றம் அப்பதான்.
ஆமாங்க. அதான் மொதல் தடவயா மேடையில எல்லாருக்கும் முன்னாடியுமே ஆட்றது. அதுதான் மொதல் தடவ.
ஆஹஹா.
அதனால நான் என்ன பண்னேன் அப்படின்னா, நம்ம இத்தன வருஷமா பாத்துட்டு வந்தோமே, அந்த 4 வருஷமா பாத்துட்டு வந்தோமே, அந்த பாட்டே ஆடலான்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ்ட்டு பாட்டு ஆடுனதே, அந்த அந்த சிம்பு பாட்டு தாங்க.
ஓகே. அந்த கலக்குவேன் கலக்குவேன்னு சொன்னீங்களே. ஓ
ஆ, கலக்குவேன் கலக்குவேன் சொன்னங்கள்ல. அதே அந்த பாட்டு தான்.
இல்ல எங்க பள்ளியிலல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கங்களேன், அந்த-அந்த மாரில்லாம் வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட உடமாட்டாங்க.
ம். உட மாட்டாங்களா? ஓகே ஓகே. ஆ.
ஆமா. பொறுக்கித்தனம் அது இதுன்னு சொல்லிட்டு, அ எங்கள <tsk> நாங்க இருந்த பே ப அந்த அந்த சமயங்கள்ல அப்படிதான்.
ஆமாங்க. நிச்சயமா. புரியுது புரியுது.
அடி விழும். எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப பேமஸ்ஸா இருந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பிரபுதேவா படம் அ பிரபுதேவாவும், ரோஜாவும் நடிச்ச படம், படத்தில பாட்டு வரும் இல்லையா? இந்த "ஏய் குட்டி முன்னால" அந்த மாரில்லாம்.
ஆ. எக் ஆமாங்க ஆமாங்க.
அந்த அந்ததெல்லாம் வந்து நாங்க ஆடுறதுக்கு கேட்டா, ஒதச்சாங்க எங்கள. ஸ்டெம்ப்ப வச்செல்லாம் ஒத ஒத வாங்கீட்ருக்கோம் நாங்க. அஹ, இதுக்கு உங்க ஸ்கூல்ல எதுமே சொல்லலையா?
இத் இதெல்லாம் எ அ நிச்சயமா. புரியுது புரியுதுங்க. அதெல்லா ஆனா அந்த பாட்டு எல்லாம் இன்னுமே எவர்கிரீன் ஹிட்ஸ் தாங்க அதெல்லாம். எதுங்க? எங்க காவ்
உங்க பள்ளியில எதுமே சொல்லல! ஆட விட்டுட்டாங்க.
இல்லங்க. எதுமே சொல்லல. ஆட விட்டுட்டாங்க. ஆ அதுல இருந்து பாத்தீங்கன்னா, நாக் தலையிலல்லாக் அந்த துணியில கர்ச்சீஃப்லாம் கட்டிக்கிட்டு, ஒரு இதுவா தான் ஓ அந்த ஆரம்பிக்கும் போது ஆடுனேன்.
ம். <laughs> அ அவரு ஸ்டைல்லயே!

ஆ, இல்லங்க. எனக்கு வந்து எல்லாருமே தான் பாராட்டுனாங்க. யாருமே வந்து குறச்சோ! இல்ல ரொம்ப அதிகமோ! அதுமாரி பண்ணல. எல்லாருமே இதனரு எல்லாருமே தான் பாராட்னாங்க. எனக்கு நெனைவு இருக்கு, கரெக்ட்டா ஒரு பர்சன் மட்டும் அந்தமாரி எதுவும் இல்ல <tsk> இப்ப யாராவது ஒரு சில பேரு பாராட்னா நம்மளுக்கு தெரியும்.
புரியுது. இல்ல, இல்ல. எதா அ ஒரு, ம ஒரு, வ ஆசிரியரோ இல்ல, அந்தமாரி கேக்குறேன் நானு. யாராவது அத அத அத, இது பண்ணியே! நீ இது பண்ணுடா! அப்பிடின்னு சொல்றமாரி.
ஆ, இல்லங்க, இல்ல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்புமுனையா ஆச்சுங்க, ஆக்ஷூலா <chuckles> அந்த கலைனால, டா நடன கலையினால தான். ஆ, அதுக்கப்புறம் அந்த மத்த ஸ்கூல் மத்த காலேஜில போயி ஆடுனேன் ஒன் டைமு அந்த அடுத்த வருஷமே கூப்ட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுங்களா! அந்த நடக்கும்போது என்னா ஆச்சு அப்பிடின்னா, ஹிந்து நியூஸ்பேப்பர்ல இருந்து அந்த யங்ஸ் வேர்ல்டுன்னு சொல்ட்டு அப்பலாம் போடுவாங்க. இந்த புதன்கிழமை, புதன்கிழமை வரும்.
ஆ, சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஆமா. ஆஹா! ஆமா, யங் வேர்ல்டுனு 1 வரும், ஆமா. சப்ளிமெண்ட் வரும்.
அதுல ஆமாங்க. அதுல எங்களோட போட்டோ போட்டு இவுங்க வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்பிடின்னு சொல்லி அந்த போட்டோவோட அந்த யங்ஸ் வேர்ல்டுல இருக்கும் ஜனவரி 5, 2010ல.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்!
அ நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்பறம் நானுமே வந்து நெறையா அதுக்கப்பறம் வந்த <tsk> அந்த பங்க்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, நெறையா பாட்டுக்கும் ஆட ஆரம்பிச்சேன். அதுவும் ஆடிட்டு தான் இருந்தேன். அதனால பள்ளி பருவம் அப்பிடியே முடிஞ்சுது.
ஆஹா! ஆஹா!
கல்லூரி பருவம் அ ஆரம்பிச்சிது.
சொல்லுங்க.
அந்த ஆரம்பிச்சிதுல இருந்து தான், என்னோட அந்த கலைய வந்து என்னால தொடரவே முடியல. என்னோட கல்லூரி பருவம் தான் எனக்கு ஒரு திருப்புமுனையா இருந்தது.
ஓ! அவ் அப்ப நீங்க வந்து, க கல்லூரில வந்து அந்த, அந்தமாரி இதெல்லாம் பண்ணவே இல்லயா? ஆட் ஆடல், பாடல்கள் அதெல்லாம் எதுமே இல்ல!
இல்ல. இருந்துச்சி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அந்த ஆர்வம் வந்து சுத்தமா போயிருச்சி. அது எதனால அப்பிடின்னா, நான் வந்து கல்லூரில வந்து ஒரு புடிக்காத அ துறைய வந்து தேர்ந்தெடுத்துட்டேன். எல்லாருமே சொல்றாங்க. அப்பா, அம்மா சொல்றாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு. சோ, அதனால முதல் 2 வருஷம் வந்து அந்த படிப்பிலே தான் கொஞ்சம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அந்த நடனமாடுற அந்த ஒரு ஆர்வமே சுத்தமா எனக்கு போயிருச்சி, அது ஏன்னு எப்பிடின்னு தெரியல. <laughs>
ஓ! ஆஹா! ஹ! ஆஹா! <laughs> இல்லங்க. ஆனா, ஆனா விடக்கூடாதுன்றது ஒரு விஷயம், படிப்பு அது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நீங்க தேர்ந்தெடுத்தது. பட், நீங்க வந்து அந்த, அந்த, அந்த கலைய உங்கக்கிட்ட இருக்கிற கலைய நீங்க வந்து விடாம நீங்க, ப இது பண்ணியிருக்கலாம். அதா அது ஒரு வேற ஒரு, அ, கோணத்துல, கூட உங்கள கொண்டு செஞ்சிருக்கலாம். அது, அது என்னோட அபிப்ராயம், நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத?